ஆனா இந்த ஒவ்வொ எந்த முறையில படிச்சாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த வருடத்துக்கு ஒரு முறை, அந்த தேர்ச்சி விகிதம்ன்னு ஒன்னு இருக்கு இல்லீங்களா? அது வந்து, பழைய படிப்பு முறையில ஓரளவுக்கு நம்மனால கொண்டு வர முடியும். ஒரு ஆசிரியருனால வந்து, ஒரு கணிக்க முடியும். என்னோட வகுப்புல, அ, 40 மாணவர்கள்ல ஒரு இவ்வளவு சதவீதம் என்னால கொண்டு வ ஆனா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல அந்த டிஜிட்டல் லேர்னிங் அப்பிடிங்கிறதில, உங்களுக்கு அந்த தேர்ச்சி விகிதம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குதுங்களா? இல்ல அது எப்பிடி வந்து நம்மனால கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன், அதுவும் ஒரு பெரிய சவாலாதான இருக்கு.
ஆமாங்க. அதாவது தேர்ச்சி விகிதம் அப்பிடின்னு எடுத்துக்கிட்டா, அ பொதுவாவே இன்றைய கால சூழ்நிலையில வந்து தேர்ச்சி விகிதத்தை எந்த ஒரு நிறுவனங்களும், எந்த ஒரு தொழில் ச து வேலைவாய்ப்பு தொடர்புடைய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அதை யாருமே விரும்புறதில்ல. எல்லாமே ஏன்னா என்ன காரணன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே போட்டி தேர்வுகள் ஆகிடுச்சு. இப்போ வந்து, ஒரு பள்ளி படிப்பிலயோ அல்லது கல்லூரி படிப்பிலயோ! ஒரு அட்லீஸ்ட் குறைந்த மதிப்பெண்ல தேர்ச்சி பெற்றாலே போதும்ங்கிற அளவுக்கு இன்னக்கி இன்றைய சமுதாயம் மாறிவிட்டது. அந்த மதிப்பெண் ஏட்டு சுரைக்காய் மாரி, எதுக்குமே பயன்படாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே போட்டி தேர்வுகள். நீங்க சாதாரண ஒரு, ஒரு மாநகராட்சி குப்பை அள்ளும் பணிக்கு கூட இன்னக்கி எழுத்து தேர்வுன்னு ஆயி போயிடுச்சு. அப்போ, படிப்பினால் வந்து பட்டத்தினால் இந்த பையன் வந்து உயர்ந்த பதவிக்கு போறான் அப்பிடிங்கிற
கண்டிப்பா, கண்டிப்பா. அ, ஆமா. ஓஹோ! எந்த பிரயோஜனமும் இல்ல. அது வந்து ஒரு அடிப்படை தகுதி மட்டும் தான் <laughs>
அது உண்ம தான். அப்பிடி போயிடுச்சு. காலங்கள் அப்பிடி மாறிவிட்டது.
அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க, இவ்வளவு நேரம் அந்த படிக்கிற முறைல இருக்கிற சவால்களப் பத்தி ரொம்ப அருமையா, பொறுமையா உங்களோட கண்ணோட்டத்தில அழகா விளக்குனீங்க. உங்களுடன் பேசியதில் வந்து மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி!